அப்பா பார்த்த பாடு ஏதாவது அடிக்கடி இந்த மாரி கேட்டுருக்கீங்களா?
ஆ நெறைய கேட்டுருக்கேன். அதான் நான் மான்ந்தோப்பில் நின்றிருந்தேன் அந்த அதெல்லாம் பாட்டு கேட்பாரு. அப்புறம் எங்கள் இதயக்கனின்னு சொல்லி எம்ஜிஆருக்கு ஒரு பாட்டு இருக்கும் இல்லையா, அது மியூசிக் கேட்கும்போதெல்லாம் எனக்கு எனக்கே இதா இருக்கும். "பரவால்ல! இந்த மாரி பாடல்கள்லாம் அப்ப போட்டுருக்காங்களே." அப்படிங்கிற மாதிரி நான் இப்ப கூட கேட்பேன் அந்த மாதிரி.
ம். சரி. ம், ம். அந்த இசையும் நல்லாருக்கும். பாட்டோட வரிகள் நல்லாருக்கும்.
ஆமா. அது சவுண்டெல்லாம் கேட்கும்போது இப்ப இருக்க சவுண்டு மாதிரிலாம் அப்ப கிடையாது. அந்த கையிலேயே தானே பண்ணுவாங்க. இப்ப தானே அந்த அந்த இதெல்லாம் வந்திருக்கு.
ஆமாமா. ஆமா. முக பாவனைகள் அதிகமா இருக்கும். பாட்டு பாடும்போ அ அந்த பாட்டு வரிகளுக்கு ஏத்த மாரி முக பாவனைகள், அதுனால மனசுல அப்டியே நல்லா நிக்கும்.
ஆமா. அந்த பணி பாடல்கள் நிக்கும்.
அது இந்த பாட்டு ஆமா. நான் மாந்தோபில் நின்றிருந்தேன். அந்த ப அந்த வரி தான வரும். ஆ ஆமா நல்லாயிருக்கும். அதில பார்த்தீங்கன்னா அதோட முக பாவனைகள்லாம் அழகா காமிச்சிருப்பாங்க.
ஆமா. ஆமா.
அப்புறம் வேற என்ன பாட்டுலாம் கேட்பாங்க, அப்பா?
வேற என்ன பாட்டு கேட்பாங்கன்னா, இந்த ஆயிரத்தில் ஒருவன் படம் இருக்கு இல்லையா?
ம். பாடல் வரிகள்
அ பாடல் வரிகள் வந்து எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா, வந்து அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் அப்படின்னு. அந்த லல லான்னு சொல்லி அந்த கோரஸ் போடுவாங்க இல்லையா?
ஆ. ஆமா. ம். ஆமா. லல்லா லா லல்லா லா அ நல்லாருக்கும்.
அதுதான். அது கேட்கறதுக்கு ஒரு கோரஸ்லாம் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஒரு பெரிய, பெரிய பாடல்கள் எடுத்து பார்த்தோனா, இப்ப இருக்கிற அந்த ஹீரோக்கல்லாம் என்ட்ரி சாங் மாதிரி குடுக்குறாங்க இல்லையா? அது மாதிரி இருக்கும் அது.
ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா. ஆ. ப்ப இப்ப இவங்க 2 பேரும் பாடுற அடிக்கடி பாடல் வந்து கேட்டு கேட்டு நீங்க இப்ப அதிகமா முணு முணுக்குற பாட்டு எது?
நிச்சயமா வந்து எங்க அப்பா, எங்க அம்மாவும் கேட்கற அதிகமான பாடல் வந்து கரகாட்டக்காரன் தான். இப்போ வந்துக்கூட
அப்படியா 2மே பேருமே சேர்ந்தா?
ஆமா. 2 பேரும் சேர்ந்து எப்ப படம் போட்டாலும் பார்த்துருவாங்க. எந்த பாட்டியும் வந்து இது பண்ண மாட்டாங்க. இந்த மாங்குயிலே அந்த இது அந்த சத்தம்ல்லாம் கேட்கும்போது
இந்தோர். ஆ.
அந்த இசை ஒரு ஆரம்பிக்கும் இல்லையா, அவங்க ஓடி வருவாங்க 2 பேருமே அந்த நேரத்துக்கு அந்த இசை ஆரம்பிக்கும் இல்லையா? அந்த இசை எனக்கு இன்னமும் கேட்டாலே எனக்கு அது புதுசா கேட்கற மாதிரி இருக்கும். ஒரு, ஒரு தடவையும்.
ஆமா, ஆமா, ஆமா. ஆமா.